கண்டிப்பா. தவறு அப்படிங்கிறது ஒரு ரொம்ப அழகான வார்த்தை. ரொம்ப அழகான நெகட்டிவ்வான வார்த்தைங்கிற மாரி சொல்லுவாங்க. ஆனா என்ன பொறுத்தவரையும் தவறுங்கிறதே ஒரு பாசிட்டிவ்வான வார்த்தை தான். தவறு செஞ்சா தான் நாம் கத்துக்கவே முடியும். இப்போ நம்ம சைக்கிள் ஓட்ட கத்துக்கிறோம். கீழ விழுகாம சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டது யாருமே இல்ல. நான் கீழ விழுகாம சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டன்னு யாராவது சொன்னாங்கன்னா. அது உண்மயே கிடையாது. <laughs> இல்லைங்களா?
ம்ஹ்ம். கண்டிப்பா. அதுக்கு பேர் முயற்சின்னு தானே சொல்லுவாங்க? தவறுன்னு சொல்ல முடியாதுல்ல!
அ. இல்ல இல்ல நான் சொல்றேன், அ ஐ மீனிங். <tsk> அது ஒரு தவறு மூலமா கத்துக்கலாம். இப்போ என்னன்னா, இப்ப சைக்கிள் ஓட்டுறப்போ, முன் பிரேக் அ பிரஸ் பண்ணதுக்கு பின் பிரேக் அ பிரஸ் பண்ணிருப்பாங்க, பின் பிரேக்க பிரஸ் பண்ணதுக்கு முன் பிரேக் அ பிரஸ் பண்ணிருப்பாங்க. சின்ன தவறு. அது எதுக்காக வருதுன்னா, அவங்களோட ஆன்சிட்டி ன்னு சொல்லுவாங்க. ஒரு மாரி படபடப்பா ஆகிடுச்சு. அப்படிங்கிற மாரி சில தவறுகள் ஆகும். அவங்கள அறியாம செய்றதுதான் தவறு இல்லைங்களா, அவங்க தெரிஞ்சு செய்றதுங்கிறது தப்பாயிரும். அதனால நான் வந்து முக்கியமா இது தான் சொல்லுவேன் நானு, என்னோட கூட இருக்க மக்கள் எல்லார்கிட்டயும் சொல்லும். மு. தவறு செய்ங்க நீங்க. அந்த தவறு மூலமா நீங்க கத்துக்கோங்க. கத்துக்கிட்டு மறுபடியும் அந்த தவற வந்து செய்யாம பார்த்துக்கோங்க. வேற தவறு செய்யுங்க. அப்படிங்கிற மாரி நான் சொல்லுவேன். இப்போ நான் ஸ்கூல்ல
அ. ம்ஹ்ம். கண்டிப் ம்ஹ்ம். <chuckles> அது தவறு செய்றது தப்பு கிடையாது. ஒரே தவற மீண்டும் மீண்டும் செய்றது தான் தப்பு. அப்ப நீங்க ஒத். கண்டிப்.
ஆமா. நம்ம கடவுள் இல்ல இல்லயா? நம்ம கடவுளே இல்ல. கடவுளே அந்த காலத்தில தப்பு செஞ்சதா வந்து நமக்கு இலக்கியங்களும், இதிகாசங்களும் இருக்கு இல்லயா? நம்ம யாரு? மனிஷன் தானே நம்ம. கண்டிப்பா தவறு செய்வோம் நம்ம. இப்போ பள்ளிக்கூட கா காலகட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா. அ நாங்க நான் பள்ளிக்கூடம் படிச்ச காலத்தில வந்து எழுதுகோள் இங்க் இங்க் ஊத்தி நம்ம எழுதுகோள் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா. இப்பல்லாம் அப்படி இருக்கதே இல்ல எனக்கு. கடைக்கு போனாலே, இது யார் இப்ப யூஸ் பண்ணறாங்கங்கிற அளவுக்கு இருக்காங்க.
ம்ஹ்ம். கண்டிப்பா. நிச்சயமா, ஆமா.
ஆனா அ சில நே
கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப வந்து இந்த பல் பாயிண்ட் பென்லாம் வந்து விடவே மாட்டாங்க எழுதுறதுக்கு அலோ, அலோ பண்ணவே மாட்டாங்க ஸ்கூல்ல. இங்க் பென் தான் எழுதணுன்னு சொல்லுவாங்க. நம்ம நான் ப்ளூ இங்க், பிளாக் இங்க்ன்னு 2 பயன்படுத்துவோம் இல்லயா?
கண்டிப்பா.